பொதுவாவே நம்ம வாழ்க்கையில எல்லாருமே தோல்வி அப்பிடின்ற ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பா வந்து பார்த்துத்தாங்க வந்திருப்போம். அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க வந்து தோல்விய எப்பிடி ஒரு புதிய சந்தர்ப்பமா மாத்துனீங்க? அதப் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா?
கண்டிப்பாங்க. அதாவது எனக்கு நான் வந்து ஒரு அ எதச் சொல்றதுன்னா, நான் அப்ப ஸ்கூல் படிக்கும்போது ஒரு 11 வது படிக்கும் போது நான் டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கு போலாம் அப்பிடின்றமாரி, ஆ நான் போலான்னு நினைக்கல. அம்மா வந்து என்ன நீ போயே ஆகணும் அப்பிடின்றமாரி கட்டாயப்படுத்தி அனுப்பிச்சு விட்டாங்கங்க. அது வந்து எனக்கு விருப்பமே இல்லாம போனேன். அந்த நேரத்துல. அப்ப வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல என்னால போக முடியல. ஒரு அந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் அந்த கிளாஸ் வந்து 6 மாசம் ஒரு கோர்ஸ் அப்பிடின்னம்போது, ஆ 6 வது மாசம் வந்து நம்மளுக்கு அதுக்கு தேர்வு
சரிங்க.
வப்பாங்க கவர்மெண்ட் தேர்வு அப்பிடின்ற மாரி வப்பாங்க அதுக்கு முன்னாடி ஒரு 3 மாசத்துல நம்ம ப படிச்ச பாதி வரைக்கும் இருக்கிறத நம்ம டெஸ்ட் மாரி எழுதச் சொல்லுவாங்க. அந்த கிளாஸ்ல இருக்க சாரே வந்து வைப்பாங்க. அப்பிடியே அவுங்க அ 3 வருஷம் முடிச்சு, அந்தத் தே தேர்வ வைக்கும் போ அந்த தேர்வு சும்மா ஆனா கிளாஸ்லே அந்த அ சாரே வைக்கும்போது அந்தத் தேர்வுல வந்து நான் தோல்வி அடைஞ்சுட்டேங்க.